இல்ல, நானே வந்து அந்த அயர்ன் பண்றதுல்லாம் நானே மடிப்பு இப்ப எங்கேயாவது ஒரு விழாவுக்கு போறோம் இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் போறோம் அப்பிடின்னா முதல் நாளே வந்து நான் என்ன பண்ணிருவேன்னா, காலையில அந்த அவசரத்துக்கு நம்மளால பண்ண முடியாது அப்பிடின்னு சொல்லிட்டு, முதல் நாள் இரவே வந்து மடிப்பெல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி ஊக்கு குத்தி வச்சுருவேன் எல்லாமே! எல்லாமே தயார் நிலையில வச்சா மட்டும் தான் இந்த சேல கட்டுறது ஆமா.
ரொம்ப அருமைங்க. அருமை, அருமை.
அப்பிடி இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, இப்போ கொஞ்சம் காலமா வந்து என்னோட குழந்தையின் காரணமாக ஆ சேலை கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டா, நான் வந்து அந்த சேலைன்றதே வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்ன்னு சொல்லுவேன். அப்பிடி இருக்கும்போது
ஆமா, ஆமா. உண்மையா குழந்த வச்சுட்டு ஒன்னுமே பண்ண முடியாதுங்க. நீங்க சொல்றது கரெக்ட்டு.
ஆமாங்க. ஆ ஒரு தடவ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தமாதிரி தான் ஒரு விழாக்கு நான் வந்து சேலை அணிஞ்சு போயிருக்கும்போது அவங்க ரொம்பவே இழுத்து விட்டாங்க அவுங்க அந்த குழந்தை வந்து அப்பிடி தானே இருப்பாங்க. அப்பிடி இருக்கும்போது நான் அதுலருந்து முடிவு பண்ணேன். என்னோட கணவர் சொல்லிட்டாரு நீ இந்த மாதிரி சேலய கட்டிட்டு நீ இழுத்துட்டு திரியிறதுக்குள்ள ஆ அவளே டென்ஷன் ஆயிடுறா! குழந்தைக்கும் கசகசன்னு இருக்கு. நீ இனிமே இந்தமாரி, இந்த மாதிரி உடை வந்து தேர்வு செய்யாத! அ இப்ப விழாக்களா இருந்தாலும் கூட அதிகமா இப்ப பட்டுலயே வந்து அனார்கலிலாம் வந்துருச்சு, சுடிதார் மாதிரியே நீ வந்து தேர்வு செஞ்சுக்கோ!
ஆமா, ஆமா. ம். <laughs> கண்டிப்பா. ஆமா. ஆ. அ ஆமா. பரவால்லங்க. அவரு அந்த அளவுக்கு சொல்றது கரெக்ட்டு தான் உண்மையிலே. ஏன்னா அது உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒ உங்களுக்கே முழுசா அது ஒரு ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும். எப்ப குழந்தை எப்பிடி அழுதாலும், அ என்ன ஒரு சேட்டை பண்ணாலும், அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவறான விஷயத்திலருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் உண்மையிலே.
அப்பிடிங்கிற மாதிரி என்னோட கணவருமே கண்டிப்பா. ஏன்னு கேட்டா நான் அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அ இந்த மாதிரி குழந்தைகள் கேட்ப இந்த ஜிப் வச்சு தப்பாங்க பாருங்க பால் குடுக்குறதுக்கும் ஏதுவா.ஆ அ அந்தமாதிரி வந்து தைக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது. இனிமே வந்து ஃபங்ஷன்னா கூட நம்ம பட்டு போட்ட மாதிரியும் இருக்கும். பட்டுலயே வந்து அந்த அனார்க்கலி மாடல்ல தெச்சு, அதிலயே ஜிப் வச்சும் தச்சுருவேன் நானு. இந்த மாதிரி பண்ணிட்டேன்.
ஆமா. ஆமாங்க. ஆம். இப்ப நீங்களே அத பண்ணிருவீங்க ஏன்னா, இப்ப வந்து ரெடிமேட் சுடிதாருல எல்லாம் அந்த மாதிரி வராது. ஆனா பரவால்ல. நீங்க வந்து ஒரு ஐடியாவோட புது ஐடியாவோட நீங்களே அத வந்து அ தச்சு அந்த மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னன்னா இந்த அ ஃபீடிங் குடுக்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கட்டமான நிலைக்குலாம் நம்ம இருப்போம். பஸ்ல போம்போதோ இல்ல கார்ல போம்போதோ, இவ் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு துப்பட்டாவ மறச்சுக்கிட்டு நம்ம அழகா குடுக்கலாம். பெரிய விஷயம். உண்மையில. நீங்களே அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. பரவால்ல.
கண்டிப்பா. கண்டிப்பா. நான் வந்து த டெய்லர்ட தான் தைக்க குடுப்பேன். ஆனா வந்து அந்த சேலய எடுத்து நம்ம தச்சோம் அப்பிடின்னா எனக்கும் சரி, என்னோட குழந்தைகளுக்கும் சரி, சேத் சேர்த்து ச தச்சுர்லாம் அந்த ச் அந்த சுடிதாரோ! சரி. மிச்சம் ஏன்னா அதிகமா இருக்கும்ல. சேலைன்னு எடுக்கும்போது அது நீளமா அதிக துணி தானே இருக்கும். அப்பிடி இருக்கும்போது அவுங்களுக்கும் சேர்ந்து தச்சுருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து கொண்டு போயிட்டு இருப்பேன். இதுபோக பார்த்தீங்கன்னா
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து புடவையில சுடிதார் தெக்கிறீங்கல்ல? ஆ அந்த புடவையில சுடிதார் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு புடவையில வந்து 2 சுடிதார் தப்பீங்களா? இல்ல ஒரே சுடிதார்லயும் மொத்தமா 3 மே அப்பிடியே வந்து கொண்டு வந்துருவீங்களா?
ஆமா.